நிச்சயமாங்க. அ பொதுவா வந்து அ என்னோட வேலைகள் வேலையில செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு அதுல நெறைய சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் நெறைய பிரச்சனை எதிர்கொண்டப்போ, அ நான் இந்த மாரி நான் சொன்ன மாரி தன்னம்பிக்கை பாட்டு நான் அதிகமா கேட்டதுண்டு. ஆனா பெண்கள் சம்மந்தப்பட்டு குறிப்பா அந்த பாடல்கள் வந்து நான் அ அதுக்கு முன்னாடி அவ்வளவா கேட்டதில்ல. ஏன்னா நான் பொது பொதுப்படையான ம் பாடல்கள் தான் கேட்பேன். ஆனா, ஒரு கட்டத்துல வந்து எனக்கு நம்ம பெண்மையா இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அப்படிங்கிற மாரி ஒரு காலத்துக்கு எனக்கு வந்தப்போ தான், இந்த பாட்டு இருக்கும் இல்லைங்களா? இந்த சிறகுக பம் 36 வயதினிலேல, "சிறகுகள் அ வீசியே சுதந்திர ஆசையில் அ வா" அப்படிங்கிற மாரி ஒரு பாட்டு இருக்கும்ல்ல. ம். அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த மாரி பெண்மை சம்மந்தமா, அது பெண்கள் மோட்டிவேஷன்லாம் பெருசா கேட்டது இல்ல. ஆனா நம்ம ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கும்போது, அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ எத்தன எத்தன பேர் இருக்காங்க இந்த மாதிரி. எவ்வளோ சிக்கல்கள்க்கிடையில தான் வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. <tsk> அந்த மாரி நெறைய விஷயம் வந்து எனக்கு அந்த பாட்டு கேட்கும்போது பயங்கரமா ஒரு ஒரு என்ன சொல்றது? இன்ஸ்டன்ட் எனர்ஜிய வந்து எனக்கு அந்த பாட்டுல கெடைச்சுது.
ம். ஆமா. ம். ம். கேட்பீங்க. ஆ. ம். சரிங்க. அ. அ. ஓ! அடடே! அ. ஆமாம. அ. ம். ஆமா. ஆ புரியுதுங்க. கண்டிப்பா. அதாவது அ இப்ப கடந்த கொஞ்ச வருடங்களா தான் இந்த மாரி பெண்மை சம்மந்தமான நெறைய பாடல்களும், படங்களும் நெறைய வருது. அதுல இந்த மாரி நம்ம கேட்கும்போது அப்படி ஒரு சந்தோஷத்த குடுக்குது அப்படின்னு சொல்றப்பவே, எனக்கும் கேட்கறக்கு அடடே! நம்மளும் வந்து இத கேட்கலாம். இந்த மாரி ஒரு சந்தோஷம் <tsk> குடுக்கும், ஒரு நம்பிக்கை குடுக்கும், அப்படின்னு தோணுது. இதே மாரி உங்களுக்கு அ இந்த பழைய பாடல்னாலும் சரி, இல்ல வேற இப்ப நீங்க கேக்கற ஒரு ப்ளேலிஸ்ட்ட்ன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுல வந்து உங்களுக்கு, "எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச வரி ஒண்ணு இதுப்பா? எனக்கு இது வந்து எப்ப கேட்டாலும் வந்து மனசுல அப்படியே பதிஞ்சுருச்சு." அப்படின்னு நெனைக்கிற மாரி ஏதாவது ஒரு வரியோ, எதையாவது ஒண்ணு இருக்கா? இருந்தா சொல்லுங்களேன்?
ஆமா. ஆமா.